<laughs> வந்துருச்சிங்களா, நிகழ்ச்சி உள்ள வந்துருச்சிங்களா? ஆ. போடுங்க நடுவர போடுங்க, பேசுங்க 2 பேரும். <laughs>
<laughs> அ அ அதுல மா அதுல மாமனாரு சொல்றாரு, "உன் குடும்பத்துல வந்து படிக்காதவன் நிறைய பேர் இருக்கான், அதான் காரணம்." மாமியார் சொல்றாங்க "நீ வந்து குழந்தைகள வந்து படிக்க வைக்கிறதில்ல. சண்ட போட்டுக்கிட்டு இருக்குற அதான் காரணம்." அப்படின்னு சொல்லி அடுத்த கிளாஸ் எடுத்து வீசுராங்க நிறுத்துறதில்ல.
ம். <laughs> ம். அடடா. ம். அச்சச்சோ! ஆ. அப்புறம் என்னதான் ஆச்சுங்க, சண்ட தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சுங்களா? யாராவது சமாதானப்படுத்த வந்தாங்களா? இல்ல பாத்திரம் எல்லா வெளிய கிச்சன்ல இருக்குற பாத்திரம்லாம் தெருவுக்கு வந்துருச்சுங்களா?
ம். புரியுது. அது. அத ஏன் கேக்குறீங்க அது வந்து சண்டை தொடர்ந்துட்டே இருந்தச்சு. இன்னும் சொல்லப்போனா மெகா சீரியல் மாரி அவர் அவரு இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும், அந்த சண்டை இருக்க தான் செஞ்சுச்சு. அவர் இறந்தா இல்ல தென் டெய்லி இருக்கும். ஆனா வந்து என்ன பிரேக் பண்ணுறது பாத்திரத்த தான். அவங்க பிரேக் விட மாட்டங்க.
அ. ம். பிரேக் விட்டு, பிரேக் விட்டு சண்ட போட்டுக்கிட்டாங்களா? ஓ, அருமைங்க. அருமை, அருமை. சூப்பருங்க! அப்ப என்ன பண்ணணும் உங்க மாமனாரா கையில ஒரு பேட் வச்சுக்கிட்டு அவங்க தூக்கி போட, போட இவங்க அடிச்சு, அடிச்சு ரிவர்ஸ்ல கொண்டு போய். அந்த பாத்திரத்தலாம் கிச்சன்லேயே போய் அடுக்குற மாரி பார்த்துக்கணும். டேலண்ட் இல்லாம போய்ட்டாரு போங்க. <laughs>
<laughs> அ. அதா <laughs> ஐயோ! அவரு இருந்திருந்தாருனா இந்நேரம் நான் இத சொல்லி கொடுத்துருப்பேங்க அவருக்கு. ஐ இப்ப நான் படிச்சுக்கிட்டேன் நன்றிங்க. அ. ஆமா. இனிமே நானும் இந்த மாரி ஏதாவது பிரச்சன வந்ததுனா, கையில ஒரு பேட்டோடவே சுத்தலான்னு நினைக்கிறேன்.
<laughs> நீங்க சரியில்ல போங்க. <laughs> ஓ, நீங்க புடிச்சுகிட்டீங்களா? <laughs> <laughs>

ஆ,
அப்பதான் நாங்க ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டோம். இருந்தாலும், எங்களுக்குள்ள இருக்குற அந்த தீ வந்து அணைய மாட்டிங்குது.
தீ வந்து எ அணை அணையல, எரிஞ்சுகிட்டே இருக்கு. ஆனாலும், ஒரு பாவ பார்வைய 2 பேரும் பாத்துக்கிறீங்க.
<laughs> ஆமா. பாத்துகிட்டு இருக்கும்போது அவ சொன்னா, நா நான் சொன்னேன். நான் வந்து உன்னோட நல்லதுக்காதானே சொல்றேன். ஆனா உங்க அப்பா இந்த மாரிலாம் சொறாரு, அது நியாயமான்னு நான் கேக்குறேன். அவரு சொல்றாரு, "என்ன, பாரும்மா உங்க அம்மா உன்கிட்ட இவ்வளோ சொல்றாங்க ஆனா உனக்கு விளையாடுறதுக்கு நேரம் இல்லயேன்னு" அவரு சொல்றாரு. அப்ப இருக்கும்போது பாப்பா சொன்னா எங்ககிட்ட, "அப்பா சொல்றதும் சரிதான். அம்மா சொல்றதும் சரிதான். ஆனா இந்த நேரத்துல வந்து நீங்க வந்து சண்ட போடாம வந்து அமைதியா இருங்க. நான் நல்லா படிக்குறேன். நான் நல்லா விளையாடுறேன். நான் நல்லா தூங்குறேன். இப்போதைக்கு எனக்கு தூங்கணும் என்ன விடுங்கன்னா." சத்தி
ம். ம். என்ன, ம். ம். ம். ம். <laughs> சூப்பருங்க. அவளுக்கு என்ன வேணுமோ அத கேட்டிருக்குது அந்த பொண்ணு. நீங்க அத தொந்தரவு பண்ணிட்டீங்க பாருங்க. அ.
ம். சத்தியமா சொல்றேன், அந்த கொழந்தைகிட்ட அந்த ஒரு பதில நாங்க எதிர்பார்க்கல. அதான் வந்து ஒரு முதல் அனுபவம் கடைசி அனுபவம்னு நான் சொல்லுவேன்.
<laughs> ஓ! ஏன் கடைசி அனுபவம்?
அதுக்கப்புறம் நாங்க இந்த தப்பே பண்லியே. <laughs> அ ஆமாங்க. அதுல சண்ட போட்டுக்கிருவோம். கொழந்தைங்கள வந்து கொஞ்சம் கிள்ளி பாத்துட்டு, அ ச உண்மையா தூங்கிட்டாளானு தெரிஞ்சிட்டு சண்ட போடுவோம்,
ஓ! அதுக்கப்புறம் நீங்க சண்டை போட்டுக்கல நீங்க அந்த மாரி. அ முன்னாடி. ம். <laughs> நல்லதுங்க, நல்லதுங்க. கரெக்ட்டு தான். இல்லன்னா, எந்திச்சி வந்து மறுபடியும் இந்த மாரி ஆச்சரியப்படுற மாரி ஏதாவது பேசிடும் உங்க கொழந்தை. இல்லைங்களா, சூப்பருங்க.
<laughs> ஆமாங்க. அந்த இடத்துலேந்து தள்ளி வந்துருவோம் அப்புறம். ஆனா இது எதுமே பாத்தீங்கன்னா இன்னும் வந்து, எங்க மாமனார் மாமியார் விஷயத்துல நான் நறையா இத பாத்துருக்கேங்க.
ம், ம். ஓஹோ! எப்டிங்க?
என்னன்னா எ எ என் மாமியார் வந்து, எ எங்க மாமியார் எப்டின்னா நறையா பேர் கூட பொறந்தவங்க,
ம்.